அதுவும் ஒண்ணுங்க, இப்போ, நானே வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியர் தான். இங்க வீடு கட்டுறவங்களோட ப்ரிஃபரன்ஸே வந்துட்டு, வேற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு, இப்ப எங்க வீடே எ எங்க ஊர்ல இருக்கிற எங்களோட வீடே வந்துட்டு அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு வாஸ்து அதிகமா பாத்து, ரூம் வந்துட்டு நீங்க ஒரு ஒரு ஹால சுத்தி சுத்தி ரூம் கட்ட மாட்டாங்க. ஒரே நேர்கோட்டில் தான் வந்து ரூம் கட்டுவாங்க. <tsk> உங்களுக்கு புரியுதா? இப்ப ஹால்ன்னா, அடுத்து அடுத்த ஸ்டெப்பா, 2 ரூம் இருக்கும். <tsk> அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா மேல போகும்.
சரி. ம். அதுக்கு தான்ம ம். புரியுது. ஆமா, ஆமா. நானும் சிவில் என்ஜினியர் தான். அதனால புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு, சொல்லி. அ.
<laughs> அந்த மாரி தான் வந்து ரொம்ப அவுங்க ரொம்ப வாஸ்துவுக்கு பிரிஃபரன்ஸ் குடுத்து தான் வந்து கட்டுறாங்க. அது என எனக்கு வந்து அது வ் என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நார்த் ஈஸ்ட் கார்னர்ல
ம். ம். இல்ல அது தேவையில்ல. வாஸ்துங்குற ஒரு விஷயமே தேவையில்ல. மக்கள் வந்து அவுங்களுக்கு புடிச்ச மாரி கட்டனுன்னா, அழகா இந்த முன்னைய செட்டிநாடு வீடுகள்லாம் பாத்தீங்க அப்டின்னா, சுத்தி அறைகள் இருக்கும். முன்னாடி ஒரு கூடம் இருக்கும். அது நல்லா இருக்கும். ஆமா.
ம். ஆ. ஆ. அது ஆனா இப்ப இல்ல. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்துட்டு வீடு கட்டி முடிச்சுர்றாங்க. கட்டி முடிச்சுட்டு இப்ப எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து அங்க ஸ்மூத்தா போறதெல்லாம் கெடையாது. ஏதாவது ஒரு சிக்கல் வரதான் செய்யுது. அப்ப என்ன பண்ணிர்றாங்கன்னா, இந்த வாஸ்து பாக்கிறவங்க, ஜோசியக்காரர்கள் எல்லாம், இதான் பிரச்சனை. <laughs> நாங்க
ஆமா. ம். <laughs> அத வச்சு சம்பாரிக்கிறாங்க. அவுங்க அவ்ளோ தான். அது அவு அதுனால அத மாத்துறனால வாழ்க்க மாறும்ன்னா, அது உண்மையிலயே மாறாது. அது தான் உண்ம. அந்த எடத்
நாங்க ஸ்டேர்கேஸ் கட் பண்ணிக் குடுத்திருக்கோம். நிறைய வீட்டுக்கு வந்து நெலவை மாத்தி அமைச்சு கொடுத்திருக்கோம். எனக்கு அதெல்லாம் பாக்குறப்ப ஏன் இதெல்லாம் செய்றீங்க? அப்டின்னு தான் வந்து தோணும்.
<laughs> <laughs> ஏன்டா இப்டி அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்றதுங்குற விஷயமே இல்ல. இப்ப கேரளால போயி அவுங்க கட்டினாலும், தனி வீடு கட்டி காற்றோட்டம் உள்ள வர மாரி ஜன்னல்கள்லாம் வச்சு, அப்படியே ஏதோ தென்னை மரம் வச்சிருவாங்க. அங்க நல்லாருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாரி இல்லாம ஒரு தனி ஜெயிலு கட்டிக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும். அதுதான் உண்மை இந்த இதில.
ம்ஹம்.